கச கசன்னு இருக்கும் வெயில் காலத்துல. அதனால வேண்டாம். இந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். இதான் நல்லது அப்டீன்னு நான் சொன்னேன். அப்புறம் அவரும் யோசிச்சு பாத்துட்டு, "சரி ஓகே" அப்டின்ட்டாரு அவருமே. அப்புறம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆளுங்கள வர வச்சு தாங்க சாதம் செஞ்சோம். சாவா ரசம் வச்சோம், கொழம்பு வச்சோம், புளி கொழம்பு வச்சோம். அப்புறமேல, 1 வடை பாயசம் பண்ணீ 1 பொறியலு, 1 அப்ளம் வச்சு நாங்க ம் குடுத்தோம். ஆ உண்மையாலுமே அந்த சாப்பாடு அந்த சாம்பார் எல்லாம் சாப்புட்டு உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஹோட்டல்காரங்க சாம்பார் வச்சாலே நல்லா மணமா இருக்குமே!
ஆமாங்க. சாம்பார் மணம் அத விட அது அடுத்து எப்படா புளி கொழம்பு சாப்பிடலான்ட்டு இருக்கும். அவுங்க சமைக்கறதே ஒரு மாரி வித்தியாசமா தாங்க இருக்கும்.
ம். அதேதான். அந்த புளி குழம்புல்லாம் மீதி ஆய்டுச்சிங்க. ஆமா. மீதியான புளி கொழம்புலாம் நல்லா சுண்ட வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நானு. 1 வாரத்துக்கு அதுதான் நாங்க போட்டு, போட்டு சாப்டோம். அப்டி ஒரு ஆமாங்க. அப்படி ஒரு சாப்பாடுங்க. அந்த விருந்து சாப்பாடு. உண்மையாலுமே அந்த மெனு வந்து, அ நல்லா அமைஞ்சது. அதேமாரி சமைச்சங்களோட கைப்பக்குவம் செம்மையா இருந்துச்சுங்க. அந்த சாதல்லாம் கரெக்ட்டான பதத்துல ப எடுத்து வடிச்சு, கரெக்ட்டான அளவெடுத்து சமச்சோம் நாங்க. கொஞ்சம் தான் மிச்சமாற மாரி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் நெறையா பேர் வந்து சாப்ட்டு போய்ட்டாங்க.
<laughs> இது நல்ல ஐடியாவா இருக்கே! ஆ. ஓ! நீங்க பர எவ்வளோ ஆளோ, அதுக்கு தக்கன கரெக்ட்டா பண்ணீயிருக்கீங்க. அ ரொம்ப மிஞ்சி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வரைக்கும் இருந்து கீழலாம் கொட்டுவாங்கல்ல! அந்த மாரிலாம் இல்ல.
ஆஹா, அந்த மாரிலாம் இல்லாம கரெக்ட்டா நானு சமைச்சுட்டோங்க நாங்க. ஆ கரெக்ட்டான்னா, ஒரு 10 ஆள் எக்ஸ்ட்ரா சாப்படுற மாரி, ஒரு 5 ஆள் சாப்படுற மாரி. சப்பாடு மீதி இருந்துச்சுதான். ஆனா ரொம்பல்லாம் மீறல. ம்.
ஆமாமா. ஏன்னா, திடீர்னு அதிகமா வந்துட்டாங்கன்னா, நம்மளால இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா! அதுக்காக திருப்பி போய் சமைக்கவும் முடியாது. அதனால ஒரு 5லருந்து ஆ சொல்லுங்க.
ம். அப்புறம் அந்த

ஆமா. ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடா இருந்துது. ம்.
இப்ப இந்த இவ்வளோ வந்து ம். இவ்ளோ சமைச்சிருக்கீங்கள்ல, இது நீங்களே வீட்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணதா? இல்ல கடையில வந்து ஆர்டர் குடுத்து இந்த மாரி மொத்தம் வாங்கிட்டு, இல்ல சமையல் ஆள் விட்டு பண்ணீங்களா?
ஆ. சாதம் சாம் ரசம் வந்து நாங்களே பண்ணிட்டோங்க. எங்க வீட்டுக்கு ஆளுங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்களே வர வச்சு, நாங்க சாதம் சாம்பார்லாம் பண்ணிட்டோம். அ ஆனா <smacks lips> பிரியாணி வந்து ஆள் வச்சு தான் நாங்க ப
ஆ பரவால்லங்க.
பிரியாணியும், கேசரியும் ஆமா. அந்த பிரியாணி குருமாவும் வந்து சமையலுக்கு ஆல் தான். சாதமும், ரசமும் மட்டும் மட்டும் நாங்களே செஞ்சுட்டோம்.
சமையல்க்கு ஆள் கூப்ட்டு
இந்த மாரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து
சரி, சரி, அப்படி செய்யும்போது உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்களா? கூட வந்திருக்கவங்க?
கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதான் சொன்னே இல்லைங்களா? அத்தைங்கலாம் இருந்தாங்க. ஆ. எல்லாரும் சித்திய அத்தையல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் உதவி பண்ணாங்க, கொஞ்சம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கனா வீட்ல வந்து இன்னொரு விசேஷம். இப்போ ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷம் நடந்தது எங்க வீட்ல அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சாப்பாடு வந்துட்டு, ஏன்னா, அதுதான் எங்க வீட்ல வந்து வரக்கூடிய கடைசி விசேஷம்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க. ஆ, ரொம்பவே சந்தோஷங்க. ஓ! சரிங்க.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷேஷம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 7, 7 வருஷத்துக்கு அப்புறம் மேல் தான் பாப்பாக்கு கல்யாணம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்போதிக்கு வந்து விசேஷசம்னா இது மட்டும் தான். அப்பப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்னன்னா, நல்ல மனநிறையோடு பண்ணணும் அப்டின்னு எங்களுக்கு ஒரு ஆச. அப்போ என்னன்ன பண்ணலாம்? அப்டின்னு நாங்கலாம் முடிவு பண்ணும்போது, ஆ நான் என்ன சொன்னேன், அ அழகா வந்து சாப்பாடு ஆக்கிட்டு, சாம்பார் வச்சுடுங்க. புளி குழம்பு வச்சுருங்க. ஒரு ரசம் வச்சுருங்க. ஒரு அப்ளம், ஒரு பொரியல் வச்சுருங்க. வடை, பாயாசம் வச்சுருங்க. திருப்தியா எல்லாரும் சாப்ட்டு போவாங்க நான் சொன்னேன். அவரு என்ன பண்ணாரு?
ஆ, ஓகே. ம். ம் ஒரு நல்ல ஒரு முழு விருந்தே வந்து சொல்லியிருக்கிறீங்க, வடப் பாயாச அப்பளத்தோட.
ஆமா. அவரு என்ன பண்ணியிருக்காரு இல்ல. நம்ம நல்லா அழகா, நல்ல ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒண்ணு போட்டுடலாம். அது கூட சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்தையும் வச்சரலாம். அப்புறம் நான் ஒண்ணு சொன்னல. அவரு ஒண்ணு சொன்னேன் அப்புறம் நான் கடைசியா என்ன சொன்னேன்னா, இல்ல வேண்டாம். பிரியாணி வேண்டாம். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் வெயில் காலம்ங்க. அந்த வெயில் கால
ஆ. ஆ, ஒரு மாரி இருக்கும், வெயில் காலத்தில சூடா அந்த மாரி சாப்பிடும்போது.

இப்ப இவ்வளோ சொன்னீங்கள்ல! இதெல்லாம் வந்து யார் முடிவு பண்ணீங்க? 2 பேரும் சேந்தா? இல்ல வந்து நீங்க சொல்ற மெனு தான் அவரு ஒத்துக்கிட்டாரா?
ஆ 2 பேரும் சேர்ந்து தாங்க. அதாவது நானு அவரு எங்க மாமனார், மாமியார் எல்லாருமே உட்காந்து இந்த பிளான் பண்ணோம் நாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அப்ப பார்த்தீங்கன்னா மா மாமனார் மாமியாருக்கு வந்து என்ன அப்டின்னா, வெறும் சாதம், சாம்பார், ரசம் அது மட்டுமே போதும். அப்பளம் பொரியில் ஓட வச்சு முடிச்சுக்கலான்ற மாரி. ஆனா, நாங்க என்ன சொன்னோம், அதெல்லாம் வேண்டாம். பிரியாணி மாரி பண்ணிடுவோம், அப்டின்ட்டு. அப்புறம் மேல அ சரின்னு சொல்ட்டு அப்புறம் கடைசியா இதான் மெனூவா முடிஞ்சுது. அப்புறம் இந்த மெனுல பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஏன் அந்த சாப்பாடு, சாம்பார், ரசம் நம்ம கடைசியா வைக்கிறோம் அப்டின்னா, பெரும்பாலான நெறைய பே வயசானவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அ இஞ்சி பூண்டு போட்டு சாப்பாட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நெஞ்ச கறிக்கும்ன்னு சொல்லி
ஆ, சரி, சரி. ஆஹ. ஆமாங்க. அதுவும் இந்த மாரி பிரியாணி, இந்த மாரி ஒரு மசாலா போட்ட அ உணவெல்லாம் அவங்க சாப்படுறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு செரிக்காது அப்டின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க அந்த வெள்ள சோறு, ரசத்த தான் தேடுவாங்க.
பெரும்பாலும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாரி எங்களுக்கு இது தேவ ஒ சாப்பிட மாட்டாங்க ஏன்? இவ்வளவு ஏங்க? எங்க மாமியாரே சாப்பிட மாட்டாங்க. அவங்களே எங்க போனாலும் வெள்ள சாப்பாடு தான் கேட்பாங்க. அதனால
<clicks tongue> ஆஹ! அங்களே சாப்பிட மாட்டாங்க. ஆனா வெள்ள சோறு போடுறதுக்கு வந்து ஒத்துக்கல, அவங்களே.
ம். ஒத்துக்கல. அதனால நாங்க என்ன பண்ணோம், அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாராம் முடிவு பண்ணிடோங்க. உண்மையாலுமே அன்னைக்கு சாப்பாடுங்க அவ்ளோ அருமை. அந்த பந்தி அவ்ளோ அருமையா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு, நல்லாருக்கு. ரொம்ப நல்லாருக்கு! அப்டின்ற மாரி ஒரு எங்கள ஒரு பாராட்டிட்டு போனாங்க. அதாவது நாங்க எப்டி நாங்க பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஆ சாப்பிடறதுக்கு வந்து ஒரு வழி, வெளில வரதுக்கு வந்து ஒரு வழி. அதாவது அம் முன்ன இருக்க முன்ன
பரவால்லங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ம். ஆ, புரியுதுங்க.
வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ உள்ள போறதுக்கு ஒரு வாசைப்படி இருக்கும். வெளில வர்றதுக்கு ஒரு வாசப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாரி அழகா 2 வாசபடி இருந்தனால எங்களுக்கு அது ரொம்ப வாட்டமா போயிடுச்சு. கரெக்ட்டா நாங்க இது பண்ணிக்கிட்டோம். அ உன் வர் அப்டியே தண்ணி வர்றவங்களுக்கு தண்ணி பாட்டில்லாம் அப்பலாம் கிடையாது. தண்ணி தான் நம்ம டம்ளர்ல மொண்டு குடுக்கணும். நாங்க வெளியில வந்து என்ன பண்ணிட்டோம்? ஒரு கேன் ஃபுல்லா தண்ணி வச்சு ஒரு டம்ளர மாட்டி விட்டோம். வேணுங்கறவங்க எவ்வளோனா அங்க புடிச்சு குடிச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு
ஆமா, ஆமாங்க. <clicks tongue> ஆமாமா. அதே மாரி, இந்த கை கழுவுறதுக்கெல்லாம் வந்து அண்டால தான் செம்புல வச்சு தண்ணி வச்சுருவாங்க. மோந்து, மோந்து கை கழுவிக்கணும்னு சொல்ட்டு. ஆமாமா, அவளதாங்க.
ஆமா. பேரல்ல வச்சுடோம் தண்ணிய கைகழுவி. அப்பல்லாம் பைப் வசதி இல்ல வீட்ல. அதனால அந்த மாரி பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே வந்து
ஆ. முன்னாடி எல்லாரும் அப்டிதாங்க வைப்பாங்க. அவங்களே குனிஞ்சு மோந்து, மோந்து கழிவிக்குவாங்க. ஏதாவது பேரல்லையோ, இல்ல ஏதாவது ஒரு அண்டாலையோ வச்சுட்டோம்னா.
ஆமாங்க. ம்.

கண்டிப்பாங்க. இந்த பெரிய விருந்து அப்படின்னும்போது, நான் நெறைய விஷயங்கள் நான் வந்து பாப்பேன். ஏன்னா, சாப்பாட்டுல தாங்க மக்கள வந்து நம்மளால திருப்தி படுத்த முடியும். வேற எந்த ஒரு விஷயத்தலயும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அதே மாரி, நம்ம ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு உணவு, நம்ம குடுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன், அவங்க காலங்காலத்துக்கு நம்மள பத்தி, நம்மளோட ஞாபகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். "அடடா! அவங்க வீட்டு அவங்க வீட்டு விருந்துக்கு நாங்க போனோம். அவ்ளோ அருமையா இருந்துச்சு சாப்பாடு." அப்படின்னு நம்மள ஞாபகம் வெச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்டி பாக்க போனீங்கன்னா, ஆம், 2 விஷயம் வந்து நாங்க சொல்றேங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எங்க பாப்பாவுடைய ஆ, 1 பிறந்த நாளுக்கு அப்பறம் நாங்க என்ன பண்ணோம்? எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க சாப்பாடு குடுத்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னா அப்படின்னா, ஆ, அது வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு, விழாவா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா, ஆ, என்னோட திருமணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அவசரமா அவசரமா நடந்த ஒரு திருமணம். அதனால எங்கள யாருமே வந்து எங்களால ஒழுங்கா யாரையும் கவனிக்க முடியல. ஆம்.
கண்டிப்பாங்க. நிச்சியமா. கண்டிப்பாங்க. ஆ, சரிங்க. சரிங்க. ஓ, அப்போ வந்து எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு, ஒரு ஒண்ணு சேர்த்து நம்ம ஒரு விழாவா கொண்டாடணும்னு.
ஆ. கண்டிப்பாங்க. அப்புறம் வெள வளகாப்பு பாத்தீங்கன்னா, வளகாப்பு அப்பயும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தனால, நாங்க பெருசா ஒண்ணும் யாருக்கும் சாப்பாடு போடல. அதனால, எனக்கு இந்த பாப்பா பொறந்தப்ப 1 நாள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ப அந்த பொறந்த தேதி ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நல்ல பெருசா கொண்டாடணும் அப்படின்னு நானும் அவரும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, வீட்ல தான் நாங்க வெச்சிருந்தோம். விழாக்கள் எல்லாத்தையுமே. நாங்கலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆமா, வீட்ல நாங்க எங்களுடைய விழாக்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நாங்க வீட்ல தான் வைப்போம். நாங்க வெள நா நாங்க வெளில மண்டபத்திலயோ, கோவில்லயோ நாங்க பெரும்பாலும் வைக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா, இவங்களோட வீடு வந்து ந பேரு பரம்பர வீடு இவுங்கள்து. ரொம்ப வருஷமா இவங்களுடைய தாத்தா, பாட்டியிலருந்தும், அவங்க தாத்தா பாட்டிலருந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால, அவங்களுடைய
ஓ! சரிங்க. ஆ, வீட்லயே வைக்கலாம் தானே. ம். சரிங்க. அப்ப நெறைய பேர் வந்து இருக்கற மாரி, கொஞ்சம் விசாலமாவே தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் வீட்டு பாத்தீங்க. ம்.
ஆமா, பெரிய வீடுங்க. ஆமா, ஆமா. நீங்க சொன்ன மாரி, வீடு நல்ல பெரிய வீடு. வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அப்பறம் ஒரு அவ்ளோ பெரிய இடம் இருக்குது. அத நாங்க என்ன பண்ணிட்டோம். அ, ஷீட்லாம் போட்டு, ஒரு ஹால் மாரி நாங்க மாத்திட்டுடோம் அத. நாங்க ஏதாவது விசேஷம் வெக்கப்போன, ஆமா
ஆ, ரொம்பவே நல்லதுங்க. ஏதாவதுன்னா, சமைக்கிறதுக்கு, வேல பாக்கறதுக்குலாம் ரொம்பவே நமக்கு எளிதா இருக்கும்.
ஆமா, எளிதா இருக்குன்றதுனால அந்த மாரி நாங்க மாத்திட்டோம். அப்ப என்ன பண்ணோம்? நாங்க என்ன பண்ணோம்? அந்த விருந்த வந்து நாங்க தயார் பண்றதுக்கு என்னென்னலாம் நாங்க சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நான் என்ன சொன்னேன்? ஆ, ம், என்ன சாப்பாடுல நீங்க செஞ்சாலும், வெள்ள சாதமும், ரசமும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு.